முயற்ச்சி பண்ணேன் மேம். அங்க வந்து இந்த, இது ப் இப்டி அ கோட்டான்னு சொல்லுவோம்ல. நாங்க இருக்குறது ஒரு தான். காம்பிடிஷன்ஸ் ஜாஸ்தி எங்களோட ஏரியால இருக்கிற அரசு கல்லூரியில கிட்டத்தட்ட பல ஊருகளிருந்து வரவங்களும் அங்க தான் வந்து சேருவாங்க.
ஆ. ஆமா, ஆமாங்க. ம். ஆஹா! புரியுது, புரியுதுங்க. ஏன்னா வந்து, அ அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில சேரணும்ங்கறதுகாகவே வந்திருவாங்க. ம்.
ஆமா, ஆமா. நாங்க வந்து அப்ளிகேஷன்லாம் போட்டு வச்சிருந்தோம் பட் ஒரு கால் கூட வரல ஏன்னா அந்த அளவுக்கு காம்படீஷனு ஒரு 0.5 அதிகமா இருந்தா கூட அவங்களுக்கு கிடைச்சிரும்ன்னு சொல்லிட்டு, ரொம்ப பக்கத்தில நிறைய ஊர்கள்ல மாவட்டங்கள்ல் இருக்கிறவங்கலாம் இங்க தான் வந்து படிப்பாங்க. அதனால வந்துட்டு எனக்கு கிடைக்கல. ஆனா அரசு உதவி பெறும் கல்லூரிகள் கிடச்சிது. ஆனா, அங்கயும் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட் கோட்டா அப்டின்னு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? விவரமா விவரமா இதுல குடுக்காம அதில வேணா வேக்கன்சி இருக்குது, நீங்க அதில சேருங்க அப்டின்ட்டாங்க.
அடடா! ம். புரியுதுங்க. ஆஹ, சரிங்க. ஆஹா புரியுதுங்க. சரிங்க. ஆமாங்க. ம். அதான், அதான்ங்க. அ அந்த அரசு பே அந்த உதவி இது பெறும் அந்த கல்லூரியில வந்து சீட் அவ்வளவு சீக்கிரத்தில கொடுக்க மாட்டாங்க.
யா ஆ நான் வந்து எதுக்காக வந்து மறுபடியும் கணித பாடத்த தேர்ந்தெடுத்தேனா, அதுக்கும் இதுக்கும் பாதிக்கு பாதி, ஃபீஸ் கம்மி <laughs>
ம். ஆஹா பீஸ்ஸ பார்த்து தேர்வு செஞ்சுட்டீங்களா? அதாது நீங்க படிக்கும்போது ரூ. 3,000 தானுங்கலா? ம். ம். அஹ.
எல்லாம் வந்து ஆமா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தான் என்னோட செமஸ்டர் ஃபீஸு அதுவும் மார்க் இருக்கவுமே வந்து இன்னும் கன்செஷன் கொடுத்துட்டாங்க. சரி. அதே வந்து கணிப்பொறிக்கு கன்சஷன்னா வெறும் ரூ. 500 கம்மி பண்றோம் அப்டிங்கிறாங்க. ஆனா அது வந்து, அப்போ அது பெரிய அமௌன்ட் எனக்கு. அப்போ வந்து மனச வந்து அப்டியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சரி நம்மளால கணிப்பொறி எடுக்க முடியாது ஆனா பரவால்ல, நம்மள கல்லூரியில் படிக்க வைக்கிறதே ரொம்ப பெருசு. சரி நமக்கு தான் உள்ளூற ஒரு ஓரத்தில கணித ஆசிரியர் ஆகணுன்னு வேறு ஆச இருந்துச்சுல்ல சரி நம்ம கணித பாடமே படிக்கலாம். ஆமா. அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னுலாம் அந்த டைம்ல நமக்கு தெரியாது. சரி நான் வந்து கணிதமே எடுத்து படிக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு தைரியமா நான் கணிதம் எடுத்து படிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அந்த கல்லூரி பேருந்துக்கு வெயிட் பண்ணும்போது தான் தெரியுது, என்கூட அந்த 1வதுலருந்து 5வது வரைக்கும் படிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த செட்ல யாரெல்லாம் காலேஜ் போனாங்களோ, அதில 3/4வாசி பேர் கணிதம் தான் எடுத்து படிச்சிருக்காங்க.
சரி, சரிங்க. ஆஹா! அச்சச்சோ. ம். ஆமாங்க. ஆமாங்க சின்ன வயசுல இருந்து வர சொல்லிருக்கீங்க. ம். ஆமா, ஆமாங்க. ம். சரிங்க. ஆமாங்க. அதாது ம். அ அப்போ 2 காரணங்கள் இருக்குங்க. 1 வந்து அ அந்த ம் அ ஆசிரியர் மேல இருக்கிற ஒரு ஆ பற்றும் 2வது வந்துட்டு எல்லாத்துக்கும் உங்கள மாரியே வந்து அந்த பொருளாதார பிரச்சனை இருந்திருக்கும்.
ஐஐயோனு அந்த ம். ம். எங்க எல்லாருக்கும் இருக்குமே ஒரு ஆமா.

இருந்திருக்கலாம். ஆனா ஒரு சிலர்லாம் நல்ல நிலைமையிலயும் இருக்காங்க. அது எனக்கு எப்ப தெரிஞ்சுதுன்னா? கல்லூரிக்கெல்லாம் சேந்து நாங்க போகும்பொழுது, ஒரு ஒரு 2, 3 மாதம் கழிச்சு தான் ஒவ்வொரு தோழிகளையா பாக்குறோம். அந்த க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாக்குறோம். அப்ப வந்து நீ என்னா பண்ற? நீ என்னா பண்ணன்னு கேக்கும்போது, அப்ப அந்த மாரி கைபேசியெல்லாம் அதிகமா கிடையாது இல்லலைங்களா? ஃபோன் பண்ணீ கேட்டுக்கதுக்கு. நேரடியா பாக்கும்போது தான் பேசுற வாய்ப்பு. கேட்டா, சொல்றாங்க, எல்லாரும் என்னோட கல்லூரிய தாண்டி வேற, வேற பகுதிகள்ல நிறையா கல்லூரிகள் இருக்கு எங்க பகுதியில. எல்லாருமே பாத்தீங்கன்னா, நான் அந்த B-SC கணிதம் தான் எடுத்திருக்கேன். B-SC கணிதம் எடுத்தப்ப வருது. இப்ப நம்மள போல தான் நிறையா பேர் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நிறையா பேரு எங்க நண்பர்கள், அந்த வட்டம் எல்லாருமே கணித ஆசிரியர்களா தான் இருக்கறாங்க.
ம். சேரிங்க. ஆஹா. சேரிங்க. ஆமாங்க. ம். ஆமா, ஆமாங்க. ஆஹா சேரிங்க. ஆ. சேரி, சேரிங்க. ம். அ புரியுதுங்க. அப்ப நீங்க கேட்கலீங்களா? ஏன் நீங்க கணிதம் எடுத்தீங்க? எனக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, உன்னோட காரணம் என்னான்னு கேட்டீங்களா?
சரி நம்ம தோழிய ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் இல்லலைங்களா? அதனால மத்த கதைகள் நிறையா பேசுவோம். இது வந்து அப்படியா? அப்படின்னு கேட்டுட்டு அதோட விட்டுறது. அந்
ஆ, ஆமாங்க. <laughs> புரியுது, புரியுதுங்க. இத விட வந்து பேசுறக்கு நிறையா இருக்கு அப்டிங்கறதால வேற, வேற பேச்சு பேசியாச்சு. சேரிங்க. ம்.
ஆமா. அந்த மாதிரி. கடைசியா, எண்ணம் என்னவோ ஒண்ணு. அப்புறம் வந்து என்னோட சித்தி பொண்ணு, தங்கைய வந்து பொறியியல் கல்லூரியில படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு மாமா வந்து மெனக்கிட்டு அவள வந்து பெங்களூருக்கெல்லாம் அழைச்சுட்டு போயி அங்க ஒரு, ம். இதுல சேத்தி விடுறாரு. அவரு வ அவ வந்து நிற படிக்க வச்சாங்க. அந்த அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எழுதுறதுக்கான கோச்சிங் கிளாஸ் எல்லாம் அனுப்புனாங்க. நிறையா படிக்க வச்சாங்க. ஆனா வந்து அவ வந்து ஒரு புதுசா அது மெட்டட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ்ஸு. அது வந்து அப்பதான் வந்த புதி அந்த கிளாஸ்ல எல்லாம் ஆம்பள பசங்க, அவ மட்டும் தான் ஒரு பொண்ணு. அதுப் வருஷம் வந்து படிச்சா. படிச்சுட்டு அவளுக்கு. சூழ்நிலை வந்து அங்க ஒத்து போகாததுனால, நான் வந்து வந்துர்றேன். எனக்கு முடியல. நான் சொந்த ஊருக்கே வரேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்ப உனக்கு என்னா வந்ததுன்னா, ச்சா இவளுக்கு என்ட்ரன்ஸ்க்கு இவ்வளோ ஃபீஸா கட்டி படிக்க வச்சு, கல்லூரியில கொண்டு போய் சேத்தி அது போக வர இதோட ஃபீஸ்ல ஒரு முக்காவாசி நமக்கு கட்டியிருந்தா, இந்நேரத்துக்கு நம்ம ஒரு இன்ஜினியர் ஆயிருப்போமே!
சேரிங்க. ம். அருமைங்க. ம். சேரிங்க. ம்ஹ்ம். அடடா! ஆஹ. ம். அடடா! ம்ஹ்ம். ஆமாங்க. ம். ஆமாங்க. அதாவது அந்த கம்ப்யூட்டர் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்டின்னா, நல்லா ஒரு அ நெலமைக்கு வந்திருக்கலாம். ம்.
கண்டிப்பா. ஏன்னா அவரு அவரு வந்து இப்ப தான் நல்லா சம்பாரிக்க ஆரம்பிச்சாரு. நான் படிக்கிற காலத்தில அவரும் என்னய மாரி, எனக்கு முன்னாடி தான் கொஞ்சம் படிச்சுட்டு அப்ப தான் வேலைக்கு போற புதுசு. அவரே, அவர வந்து. பாக்கல. அவரு நல்ல நிலமையில இருந்திருந்தா, கண்டிப்பா என்ன படிக்க அப்ப என்னுடைய ஆசை வந்து எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்லன்னா கணிப்பொறி படிக்கணும் ஒரு கலெக்டர் ஆகணும், ஆசைகள் அதிகமா இருக்கு. முயற்சிக்கும் நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா அதுக்குண்டான பொருளாதார வசதி வந்து இல்ல. இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம்.
அடடா! புரியுது, புரியுதுங்க. ம். ம். ஆதா, ம். அதான், அதாங்க அ. எ இப்போ நீங்க கணிதம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அந்த கலெக்டர் ஆசைய வந்து நிறைவேத்துறக்கு முயற்சி பண்ணீங்களா?